இப்போலாம் நெறைய டிரெண்டிங்கா என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆ, ஷார்ட்ஸ் வீடியோ தான் நறைய போயிட்டு இருக்குது. ஆ, இந்த மாரி ஷார்ட்ஸ் வீடியோ வந்து சினிமா வந்து பாதிக்குதுங்களா? ஏன்னா, ஒரு சினிமா எடுத்து அந்த படம் வந்து வெளியில வந்தவுடனேயே அதுல இருந்து சின்ன சின்ன சீன்ஸ் எடுத்து ஷார்ட்ஸ்ல வந்து போடுறாங்க. நறைய பேர் அத வந்து ஆ, ரீகிரியேட்டும் பண்றாங்க. அத நீங்க எப்படி பாக்கறீங்க?
<tsk> அதாவது, ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கறது இன்னிக்கு பார்க்காத நபரே இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல ஏற்பட்டுட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லார்கிட்டயுமே ஸ்மார்ட்ஸ் ஸ்மார்ட்போன் இருக்கு, சோஷியல் மீடியா இருக்கு, எல்லாமே கையில எந்த நேரமும் இருக்கு. ஒரு நாளுடைய ஒரு முக்கியமான ஒரு கணிசமான பகுதிய எடுத்துக்கொள்வதுல மிக முக்கியமான பங்கு இந்த ஷார்ட்ஸ் பாக்கிறதுல இருக்கு. ரீல்ஸ்ன்னு ஒரு சமூக தளத்துல, வலைத்தளத்துல சொல்லுவாங்க. இன்னொரு சமூக வலைத்தளத்துல ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத நீங்க ஒரு முற ஸ்கரால் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்கா ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய நிறைவு எங்க இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது சுத்திக்கிட்டே, நம்ம போட்டு அத ஸ்கரால் பண்ணிக்கிட்டே இருப்போம். பண்ணிக்கிட்டு எங்க போய் நிறுத்துறோம் அப்படின்னு தெரியாது. ஏதாவது, ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஒரு வேலைய செய்யணும் அப்படின்னு சொன்னா வேனா, நம்ம நிறுத்துவோம். இல்லாட்டி நம்ம நேரத்த எப்படி குடிக்கிது அப்படிங்கறது அந்த ஷார்ட்ஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம். இந்த நிலையில நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, இது வந்து எப்படி சினிமா மேல தாக்கத்த ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதான்ட்டு. அது நிச்சியமா அப்படியெல்லாம் ஏற்படுத்தாது. சினிமா, இந்த ஷார்ட்ஸ் போடுறதுனால சினிமா கெட்டுப்போகுமா, அங்க தாக்கத்த ஏற்படுத்துமா அப்படின்னா, அது இல்லவே இல்ல. ஏன்னா
கண்டிப்பாங்க. ம். ஆம். ம். கண்டிப்பாங்க. ஓஹோ! ஆமா. ம், ம். ம். ம். ஓஹோ. ஓஹோ. கண்டிப்பாங்க, ம்.
இவ்ளோ நேரம் ஷார்ட்ஸ் போட்டாலும், அந்த படத்துல வந்து முக் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஷாட்ஸ்ல போட்ர முடியாது. அதிகபட்சம் 15 நொடிகள்லிருந்து 1 நிமிடத்திற்குள்ள இருக்கக்கூடிய வீடியோக்கள மட்டும் தான் நாம ஷாட்ஸ்ல பார்க்கம் அப்ப வந்து அந்த படத்தினுடைய ஒரு சிறு துணுக்கு, சிறு பகுதிய வந்து அ அத நம்ம கட் பண்ணி தான் அந்த ஷாட்ஸா பண்ணுவாங்க. அத பார்த்து நம்ம வந்து ஆர்வமா அத வ ரசிப்போம், அதுக்கு லைக் போடுவோம், அதுக்கு கமெண்ட் போடுவோம், இதெல்லாமே பண்ணுவோம். அப்ப வந்து அ இன்னும் சொல்லப்போனா, அந்த ஒரு திரைப்படத்திற்கான ப்ரமோஷன் அது அந்த ஒரு விளம்பரமாக தான் அந்த ஷாட்ஸ் இருக்குமே ஒழிஞ்சு, அதாது அ ஏற்கனவே 10 வருடங்களுக்கு முன்னாடி வந்த திரைப்படத்துல இருந்து ஒரு ஷாட்ஸ் எடுத்து போட்டாங்கன்னா, அது ப்ரமோஷனா இருக்காது. ஆனா இன்னிக்கு வந்து ஒரு திரைப்படம் வருது, அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகப்போது, அதனுடைய ப்ரோமோ வீடியோ போன மாதம் வந்துருச்சு. இந்த ப்ரோமோ வீடியோல இருந்து ஒரு துணுக்கு எடுத்து ஷார்ட்ஸா போடுறாங்க அப்டின்னு சொன்னா, அ அந்த ஷா அந்த ஷாட் வந்து வி அந்த படத்திற்க்கான ஒரு ப்ரமோஷனா இருக்கும். அந்த படம் இனிமே தான் ரிலீஸ் ஆகப்போது. ஒரு 15 செ செகண்டு கவர்ச்சிகரமான ஒரு அதாவது ஒரு நல்ல வசனம் உள்ள ஒரு ஒரு ஈர்ப்புள்ள ஒரு காட்சிய காமிக்கிறாங்க அப்டின்னு சொன்னா, ஓ! பரவாயில்லயே படம் நல்லா இருக்கே, அப்டின்னு சொல்லி பார்க்கிறவங்க புரிஞ்சு கொள்வாங்க, அந்த படத்தை போய் பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வரும். இன்னும் சொ அதுதான் சொல்லவரன். ஷாட்ஸ்ங்குறது படத்திற்கு பலம் சேர்ப்பதாகத் தான் இருக்குமே ஒழிஞ்சு, அது வந்து அ அதனால ஒரு பாதிப்ப ஏற்படுத்தாது.
ம். ஓஹோ. ம். ம். ம்ஹ்ம். ம். ம். ஓ, ம். ம். சரிங்க. ஓஹோ. ம். அ, இப்ப நீங்கப் பலம் சேக்கிரமா தான் இருக்கும்னு சொல்றீங்க ஷார்ட்ஷ்ன்றது. ஷார்ட்ஷ்ஷா இருக்கட்டும், ரீல்ஷ்ஷா இருக்கட்டும், TikTokஆ இருக்கட்டும் எல்லாமே. இப்போ அந்த படம் வந்து வர்றதுக்கு முன்னாடியும் சார் வந்த பிறகும் சரி நம்மாளுங்க சும்மா இருக்காது கை மெசேஜ்ன்னு ஒண்ணு இருக்குது. அதுல பார்த்தீங்கன்னா, அதுல விமர்சனம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து அதுல ஆட் பண்ணுவாங்க. அது நல்ல பார்வைக்குக் குடுத்தாலுமே கூட, அதாவது அந்த அந்த அந்த சீன் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்து சொன்னாலும் கூட, அதுல அதுல கூட நெகட்டிவ் வந்து கண்டுபிடிச்சு போடுவாங்க. அப்படி
ம். ம். ம். ம். அதாவது நெகடிவ் கருத்துக்கள போடுவதற்கு போடுறவங்க போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அதுலலாம் ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. அந்தப் படம் நல்லா இருந்தா, கொண்டாடுறவங்க கொண்டாடுதான் செய்வாங்க. அதுலயும் சந்தேகம் கிடையாது. ஆனா வந்து, ஆ நெகடிவ் விமர்சனங்கள் வந்தாலுமே சில படங்கள் வந்து அந்த விமர்சனத்திற்காகவே பார்க்கப்படும். சமுதாய ரீதியா வந்து ஒரு கருத்து எதிர்மறை கருத்தோட ஒரு படம் வருது அப்டின்னு சொன்னா, அதன் மேல நெறைய கருத்துகள், நெறைய ச ஒரு கருத்து மோதல்கள் அந்தக் கமெண்ட் ஏரியாலயே நடக்கும். அந்தச் சமூக வலைத்தளங்கள்ல. அப்படி இருக்கப்ப வந்து, அது எதிரான ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு படமா இருந்தா அதற்காகவே நிறைய பேர் போய்ப் பார்ப்பாங்க. அந்தப் படத்துல என்ன பிரச்சனை இருக்கு, அதைத் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காகவே பார்ப்பாங்க. ஆக, விமோர விமர்சனம் வந்து வருது அப்டின்னு சொல்றதுக்காகப், படம் ஓடாது. படம் வந்து ஆ எதிர்மறை கருத்தாக போ அது வந்து சில படங்களுக்கு. அது கமெர்சியல்லா ஒரு பெரிய இது ஒரு கதாநாயகன் நடிக்கிறாரு. அந்தப் படத்தைப் பத்தின ஒரு கருத்து, ஒரு விமர்சன ரீதியாக அது எதிர்மறையா இருக்கு அப்டின்னு சொல்ற பட்சத்துல
ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா. கண்டிப்பா. ம். ம். ம்.
அது பெரிய வரவேற்ப பெறாம போலாம். அது இது பண்ணலாம். ஆனா ஒட்டுமொத்தமாக நம்ம ஸ் கணக்கிட்டு பார்க்கிறப்ப, இந்த ஷார்ட்ஷ்னால திரைப்படம் பாதிக்கப்படுதுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆ இன்னும் சொல்லப்போனா, ஷார்ட்ஷ் அப்படிங்கிறதுல திரைப்படக் காட் இன்னைக்கு காலகட்டத்துல திரைப்பட காட்சிகள்ல இருந்து அ துணுக்குகளை எடுத்து ஷார்ட்ஷ் செய்யறது போயி, நெறைய நிகழ்வுகள் அவங்கவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகளே ஏராளமான ஷார்ட்ஷ் போடுவாங்க. இப்ப நீங்க ஒரு அ உங்க வீட்ல இருக்கீங்க. உங்க பிள்ளைகளைத் திடீர்னு காலையில பரபரப்பா கிளப்பிக்கிட்டு இருப்பீங்க. அதாவது பள்ளிக்கு அனுப்பணும் அப்டின்டு. அதையும் ஒரு ஷார்ட்ஷ்ஷா எடுத்துப் போடுவாங்க. அது இன்னைக்கு கலாச்சாரமே வேற மாதிரி போயிடுச்சு. ஆ நீங்க உடனே ஆ ஆ
ம். கண்டிப்பாங்க. ம். ம். ம். கண்டிப்பா. ஆமா. ம். <chuckles> <chuckles> ஏங்க, ஒரு ஆளு விழுந்தாலும் ஷார்ட்ஷ்ஷா போடுறாங்க, எந்திருச்சாலும் ஷார்ட்ஷ்ஷா போடுறாங்க. ஆ. <chuckles>
ஆ ஆமா. இப்ப நீங்கக் க கல்லூரிக்கு வந்து நான் வந்து பள்ளிக்கு லேட்டா வருவேன். எனக்குக் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கனு, ஒரு டைப் பண்ணி ஒரு மெசேஜ் போடுறீங்கனா, பாருங்க நான் பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நான் ஸ்கூல்க்கு வரலைன்னு சொல்லிட்டு ஆ மெசேஜ் போடுறேங்க பிரிஷ்பில்க்கு, அப்டின்னு சொல்லிட்டு அது ஒரு ஷார்ட்ஷ். <tsk> தட் இஷ் ஆ இதுதான் வந்து இன்னைக்கு ந ஆ எதார்த்தம். அதனால வந்து உங்களோட சினிமா ஷார்ட்ஷ் தான் இங்க வச்சு ஷார்ட்ஷ் ஓட்டுறாங்க அப்டின்லாம் இல்ல. ஷார்ட்ஷ் வந்து எல்லாம் நடந்தா அந்த ஷார்ட்ஷ், நின்னா ஷார்ட்ஷ், தூங்குனா ஷார்ட்ஷ் அப்டின்டு போயிட்டுருக்கு. அதனால இந்த ஒரு பெரிய விமர்சனங்கள்லாம் திரைப்படத்தை பெரிய அளவுல பாதிக்காதுன்னு தான் நான் கருதுறேன்.
<laughs> கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ம். <chuckles> <laughs> ஆ, இப்போ நீங்கச் சொல்றது நான் ஏத்துக்கறேங்க சார். கண்டிப்பா திரைப்படத்த பாதிக்காது. ஆனா
உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்ட அனுபவம் இருக்கா?
ஐயோயோ, இல்லைங்க சார். இல்ல, இல்ல. எனக்கு அது விருப்பமும் இல்ல. ஒரு
இல்லையா? செரி. ஒரு முற முயற்சி பண்ணீங்கன்னா, அப்புறம் அப்டியே முயற்சி பண்ணிடுவீங்க. வேணாமா? செரி. <chuckles> நிம்மதியா இருக்கிறத ஏன் கெடுக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? ம், செரி.
இல்லைங்க சார். வே வேணாம்ங்க சார். நமக்கேன் சார் அந்த அளவுக்கு பாப்புலருட்டி ஆமா. அம். அது இல்லைங்க சார், என்னப் பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் 100% செஞ்சிரணும் அத. நான் இன்னைக்கு ஒரு ஆசைக்காக இன்னைக்கு நான் ஒரு 2 ஷார்ட்ஸ் போட்டு, நாளைக்கு எதனால தொடர முடியலன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லங்க. ஒண்ணு செஞ்சா செஞ்சிட்டே இருந்துரணும், அப்டின்றதுதான் நான் நினைப்பேன் அத.
செரி. ம். அது அப்ப அதுல இருந்து, அத வேண்டான்லாம் சொல்லல. எனக்கு நேரம் இல்ல என்னால கன்டினியூவா செய்ய முடியாது. அதனால வேண்டாம் அப்டிண்டு.
கன்டினுவுஸ். ஆமா. அதனால, அதுல ஒரு இல்ல ஒரு விருப்பமும் இருக்கணும் இல்லீங்களா? ஒரு கன்டியுனிடி குடுக்கறதுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும் நமக்கு. அது விருப்பமில்லாத ஒரு விஷயத்தச் செஞ்சா அதுல கன்டியுனிடி இல்லாம போச்சுனா, அது நான் வந்து ஒரு தோல்வியாதான் கருதுவேன்.
ம். அதுல நீங்கச் சொன்ன உடனே இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. கன்டியுனிடி குடுக்காம, அதுதான். இப்ப நான் இப்ப பேசுறேன் இல்ல. இதக் கேட்டோ அல்லது வேற ஏதாவது, ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயோ, திடீர்னு உடனே நான் நாளைக்கு காலையில ஒரு சானல் தொடங்கறேன், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்கள்ல போடுறேன் அப்டிண்டு வருவாங்க. அது வந்து அடுத்த 3வது நாள் அவங்க செய்வாங்களா அப்டிங்குறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதோட சரி. ஏன்னா அந்த ஒரு ஆர்வம்ங்கிறது 1 நாள், 2 நாள். அது மாதிரி 1,000கணக்கான ஷார்ட்ஸ் சேனல் வந்து போன க கதையெல்லாம் இருக்கிறது. ஆமா, அது
ம், ம். ம். ம். ம். கஷ்டம் ஆமாங்க. ஆமா. இருக்கு, ஆமா. இப்ப என்னோட தோழியே பள்ளி தோழியே ஒருத்தி என்ன பண்ணா அப்டின்னா, சமையல் வீடியோவ எடுத்துப் போட்டா. அப்ப சமையல் வீடியோ எடுத்துப் போடும்போது, ஃபர்ஸ்ட்டு நாள் நல்ல டிரெண்ட் ஆச்சு அவளோட வீடியோ. நல்லா எல்லாருமே வந்துட்டு ஆஹா! ஓஹோன்னு பாராட்டுனாங்க. 2வது நாள் அந்தச் சொந்தக்காரங்க நமக்கு ஏற்கனவே, நமக்குக் வந்து கடவுள் வந்து ஒருதங்கள படச்சு வச்சிருப்பாங்க. நம்ம கூடவே இருக்கற மாரி. அ <laughs> அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விமர்சனம்ன்ற பேர்ல, நீ இன்னும் கொஞ்சம் சக்கரைய அதிகமா போட்டிருக்கலாம், என்னமோ இவங்களே வந்து டேஸ்ட் பண்ணி பாத்த மாரி, உப்பு அவ்வளவுலாம் கொட்டாதம்மா கக்கிப்போது. கொஞ்சமா போட்டுப் பழகுமான்னு விமர்சனங்கள் எல்லாம் வந்து ஓபனா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
செரி. ம். ம். ம். அது ஒரு 40 பேரு, எப்டியாவது சப்ஸ்கிருப்ஷன் பண்ணிடுவாங்க. அதோட கதை முடிஞ்சுது. <chuckles> ம். ஆ. ஓ. ஆ. எங்க? கமெண்ட் பாக்ஸஸ்ல போய். அ ஆ.
கமெண்ட்ல ஆமா. அதனாலே என்ன ஆயிடுச்சு அப்டின்னா அவளுடைய
இவங்க தெரிஞ்சவங்கள வச்சு சூனியம் வச்சுக்கிறதுங்க அது. <chuckles> அதாது.
<laughs> அதான் சொல்ல வந்தீங்களா, நம்ம ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறனாவே நமக்கு சுப்ஸ்கரைப் பண்றவங்க ஃபர்ஸ்ட் நம்ம சொந்தக்காரங்களாதான் இருப்பாங்க. ஆனா, அதே சொந்தத்தால தான் அந்த வீடியோ வந்து நம்ம மூடுற மாரியும் இருக்கும். <chuckles> அந்த மாரி அவளுக்கு
ஆ. அ. ம்ஹம். ஓ அதனால எச்சரிக்கையா இருக்கீங்க. உங்க சொந்தக்காரங்கள நினைச்சு, நாம்ம போயிரக்கூடாதுடா அப்டின்னு சொல்லி.
<chuckles> அதனால அவ வந்து ரொம்ப மனசு உடைஞ்சுட்டாளுங்க. சரி, இப்ப ம்.
இப்பா ம். சொல்லுங்க, சொல்லுங்க. கேளுங்க என்ன?
இப்ப வந்துட்டு ம் நீங்க அந்த வீடியோக்கள்லாம் சொன்னீங்க இல்லையா? மெஸ்ஸேஜஸ் போடுறனால வந்துட்டு, நெகட்டிவ் கமெண்ட்டா இருந்தாலும் பாசிட்டிவ் கமெண்ட்டா இருந்தாலும்மே, வந்து அத யாரும் எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. இப்போ ன்
இல்ல. அப்டி நான் சொல்லல. முழுமையா அந்தக் கமெண்ட் இருக்கில்லையா? அது வந்து எந்த மாதிரியான தாக்கத்த ஏற்படுத்துன்னுலாம், நமக்கு கணிக்கவே முடியாது. நீங்க இப்ப நெனச்சுட்டு இருப்பீங்க. இது வந்து சமூகத்துல ரொம்ப மோசமான படம். இது வந்து எதிர்மறையான கருத்துக்கு உள்ளாகும். இத யாருமே பார்க்கமாட்டாங்க அப்டின்னு ஒரு குறிப்பிட்ட படத்த பத்தி நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா அந்தப் படம் மிகப் பெரிய அளவுல வரவேற்ப பெறும், வெற்றி பெறும். ஆ க விமர்சனங்களெல்லாம் தகர்த்து எறிஞ்சிடும். அது வந்து எதுன்னே சொல்ல முடியாது. நான் சொல்ல வரது, நீங்க ஷார்ட்ஸ்ல வர்ற விமர்சனங்கள பயந்துகிட்டு நம்ம படம் பாதிக்கப்படுமே அப்டிங்குற கருத்த ஏத்துக் கொள்ள முடியாது. விமர்சனங்கள் வேற. அத படத்த வந்து பார்வையாளர்கள் பார்த்து மகிழ்விக்க மகிழ்கிறதோ அல்லது அதுக்கப்புறம் பாத்துட்டு பிறகு வரக்கூடிய கமெண்ட்டோ வேற. ஏதோ ஒரு இன்ஃபுளூன்சர் போடுறாரு, அப்டிங்கறதுக்காக அத வச்சு எல்லாம் படத்த முடிவு பண்ணக் கூடாது. முடிவு பண்ண முடியாதுங்கறதுக்காக. அது ஏதாவது இன்ஃபுளூன்சர ஃபாலோ பண்ற ஏதாவது ஒரு 10 பேரு அந்தப் பிரச்சனையை அ அய்யயோ நம்ம ஆள் சொல்லிட்டாரா? இது சரியிருக்காதா? அப்டின்னு சொல்லிட்டு அவனும் சேர்ந்து கமெண்டு தான் போடுவானே ஒளிஞ்சு, அவன் போய் திரைப்படத்த போய் பாக்குற ஆளா இருக்க மாட்டான்.
ம். ம். ஆமாங்க. ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பாங்க. ம். கண்டிப் ஆ, இப்பங்க சார், இப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு பாடல் வந்து, ஒரு படத்துல, ஒரு பெரிய ஒரு நடிகர் நடிச்ச ஒரு படத்துல வந்து. ஒரு பாடல் வந்து அந்தப் பாடல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. நறைய பேர் அத வந்து ரீல்ஸ்ஸா எடுத்துப் போட்டாங்க, ஷார்ட்ஸ்ஸா எடுத்துப் போட்டாங்க. கடசில பாத்தீங்கன்னா, அந்த அந்தப் பாட்டுக்காகவே அந்தப் படத்தப் போய்ப் பாக்குறதுக்கு போனாங்க. அந்தப் பாடகர் அ பாடிய விதம், அந்தப் பாட்னுடைய வரிகளுக்காகவே நறைய பேர் அந்தப் பாட்ட வந்து பாக்கணும். இந்தப் படத்துலன்றதுக்காகவே போனாங்க. ஆனா, அந்தப் படத்துல வந்து அந்தப் பாட்டே இல்ல!
ம். ம்ஹ்ம். படத்துல பாட்டு இல்ல. ஷார்ட்ஸ் மட்டும் வந்துருச்சா?
<chuckles> பாட் ஷார்ட்ஸ் வந்துச்சு. அந்தப் பாடகர்கள்லாம் வந்து, வே பேட்டியும் குடுத்திருக்காங்க. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு பாடுனேன், நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு பாடுனேன். ஷார்ட்ஸ்லே தான் குடுத்தாங்க, இது எல்லாத்தயுமே. இந்தப் பேட்டி எல்லாம் பாத்துட்டு, கடைசியா போய்ப் பாத்தா, அந்தப் படத்துல அந்தப் பாட்டே இல்லைங்க. அப்போ!
செரி, செரி. அதுதான், உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வெளம்பரம் வந்து, உங்களக் கொண்டு வந்துட்டாங்கள்ள தேட்டர்ல. அப்றம் என்ன? அதுக்கு வெச்சா என்ன? வெக்காட்டி என்ன? அவளோதான்ட்டு போயிடுவாங்க. அவளோதானே. நீங்கக் காசு வாங்கிங்க ம்.
அ. <laughs> இல்ல. எல்லாத்துக்கும் என்ன எதிர்பார்ப்புன்னா, இந்தப் பாட்டு என்ன சூழ்நிலைல வருது அந்த எடத்துல? இந்தப் பாட்டு வந்து, எதனால அந்தப் பாடக பாடகர் வந்து, அந்த ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், என்ன காரணத்துக்காகப் பாடுறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான், அந்தப் படத்தப் பாக்க வந்தாங்க. ஆனா, அந்தப் பா படத்தப் பாத்துட்டு பாத்தீங்கன்னா, அந்தப் படத்துல அந்தப் பாட்டு இல்லன்றதே எதுல தெரிஞ்சுது? ஷார்ட்ஸ் மூல்யமா தான் தெரிஞ்சுது. <chuckles> அப்போ, ம், அப்பறம் என்ன பண்ட்டாங்க, மக்களுடைய பிரஷருக்காகவே அத என்ன பண்டாங்க, ஒரு 2 வாரம் கழிச்சு, அந்தப் பாட்ட வந்து திரையில வந்து எடுத்துப் போட்டுட்டாங்க.
ம். சேரி. ஆ, அதுதான் வந்து, ம். ஓ, அதுதான் ஆ சரி, சரி. இல்ல, அதுதான் வந்து ஷாட்ஷோட பவர்! நீங்க ஷாட்ஸ்ல காட்டின பாட்டு அங்க வரலைன்னா மக்கள் கொந்தளிச்சுருவாங்க! அய்யய்யோ, என்னாடதர் அப்படின்னு சொல்ட்டு, அந்த ஒரு கடுமையான விமர்சனங்கள் எழுந்தவொன்னே அவங்க சேத்திருக்காங்க. ஆனா, படத்த பார்த்துட்டு தான் அந்த விமர்சனங்கள அவங்க வச்சாங்க. ஏதோ வந்து சும்மா ஷாட்ஸ் வந்துதுன்னு சொல்ட்டு அதோட விமர்சனங்கள வெக்கல. இது அதனால வந்து என்ன சொல்றது? ஷாட்ஸ் வீடியோக்கள் சினிமா பார்வையை பெரிய அளவுல பாதிக்கவில்லை என்பது என்னுடைய கருத்தாகக்கு.
அப்போ இத வந்து ம் இத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ம். ம். கண்டிப்பாங்க. ம். கண்டிப்பாங் சார். ஆ இன்னொன்னு என்ன அப்படின்னா, நெறைய பேரு ஒரு நல்ல ஒரு சீன்னா இருக்கும். அதை கிண்டல் பண்ணி போடுவாங்க.
ம், சேரி.
அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அத ஒரு காமெடியா போடுவாங்க அந்த ஒரு சீன்ன மட்டும். ஆனா ரொம்ப ஒரு மனச தொடற, ஒரு பாதிகமா இருக்கும்.
அது வந்து, அந்த கிண்டல் பண்ணி போடுறதெல்லாமே அவங்க வணிக ரீதீல அவங்க சேனெல்ல ஏதா 2 ஷாட்ஸ்ச போடணும். ஒரு 15 செகண்ட் வீடியோவ எடுத்து, இவங்க கொஞ்சம் மிக்ஸிங்க போட்டு, அப்டி இப்டி பண்ணி எதையோ ஒண்ண போடுவாங்க. அது உண்மையிலேயே வந்து, அந்த ப குறிப்பிட்ட காட்சிய வந்து கிண்டல் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கா அப்படிங்கிறது அடுத்தது. இவுங்க வந்து அத வணிக ரீதீல, இவங்களுடைய பிழைப்புக்காக அத நட எடுத்து செஞ்சுக்கிறாங்கன்னுதான் நான் பாத்து
ம். கண்டிப்பாங் சார். ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா ஒரு விளக்கத்த கொடுத்தீங்க. ஷாட்ஸ் வந்து எப்படி வந்து சினிமாவ வந்து அ பாதிக்குதா, இல்ல பாதிக்காம இருக்குதா? அது இல்லனா அது அது அதோட வளர்ச்சியில அப்படியே போயிற்றுக்குதா அப்படின்றத ரொம்ப அருமையா விளக்குனீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க.
நன்றி.